இல்லைங்க, இல்லைங்க. அந்த மாரி எல்லாம் எதுவுமே எனக்கு அந்த மாரி எந்த ஒரு மன நெருடலுமே இல்லை. ஏன்னா, நம்ம பக்கம் எந்தத் தப்பும் இல்ல. அப்படின்றப்
உங்க பக்கம் தப்பு இல்ல பொழுது, உங்க கணவர் இடத்திலிருந்து ஏதாவது ஒரு ஒரு ஒரு குறைவு தோன்றலாம். எ நம்ம எப்படி இருக்கும்போது, என்னுடைய மரியாதை விட்டு நீ அப்படி இப்படி பேசுற அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லையா? அந்த மாரி நினைவுகள் ஏதாச்சும் உங்களை வந்து தடை பண்ற மாரி இருந்துச்சா?
இல்ல, அ அந்த மாரி அது தான், அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நான் என்னுடைய அ, என்னுடைய உறவ வந்து, நான் புதுப்பிக்க பாத்தேன். 2வது எ எனக்கும் சில தேவைகள் இருந்துச்சு. அதே, மாரி அவர்கிட்ட பேசணும், அவரு என்ன பண்றார்ன்னு நாம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சின்ன வயசுல நம்மள தூக்கி வளர்த்தவரு அவர்லாம். நம்ம அப்பாவுக்கு நிகரான ஒருத்தரு. ஆமா கண்டிப்பா.
ம், ம், சரி. ஏங்க, நீங்க ஆசைப்பட்டீங்க? ம். அ. அந்த நன்றி இருதயத்துல இருந்துகிட்டே தான் இருக்க, ஆமா என்னதான் இருந்தாலும் தகப்பன் ஸ்தானம்தானே, சித்தப்பான்ற பட்சத்துல அண்ணன் புள்ளைங்களை எப்படியெல்லாம் ஆசை ஆசையா வளர்ப்பாங்கன்றது, என்னுடைய அனுபவத்திலேயே எனக்கு இருக்கிறது. என்னுடைய அண்ணன் மகளை நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் என்று. அந்த மாரி, அனுபவம் தான் நம்முடைய கலாச்சார குடும்பங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. அதனால, நம்மளால என்னதான் சண்டை போட்டாலும் நம்ம உறவு, நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம் விட்டுக்கொடுக்க மாட்டிங்குது இல்லேயா? அதுலே நீங்க பல முறை இறங்கிப் போயி அது உண்மையிலே ஒரு மிக மனிதாபிமானமிக்க மதிக்கத்தக்க செயல் என்று தான், அதை நான் பாக்கறேன். சொல்லுங்க.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதான், எனக்கு என்ன எனக்கு என்ன அப்டின்னா எல்லாருமே வேணும். யாரும் நம்மள பகச்சுக்க கூடாது. இரண்டாவது எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்ல, அவர்கிட்ட பேசாம இருக்குறதுக்கெல்லாம். ஏன்னா, நான் எந்தத் தப்புமே பண்ணல, அவரு எந்தத் தப்புமே பண்ணல. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மன கஷ்டத்துனால தான், இந்த ஒரு பிரச்சன சின்ன சின்னப் பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சி, மனப்புரிதல் இல்லாதனாலதான்.
நல்லது நல்லது. நல்ல ஒரு இதுக்கு, ஆமா. எப்பயும் போல வழக்கம் நம்மளே வச்சுக்கிட்டோம். இடைவெளிய. ம்ஹ்ம்.
ஆமா, ம். அதனால, நாங்க எனக்கு எந்த ஒரு இதுமே இல்ல. அதனால, நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தீவிர மோதலுக்கு அப்புறம் பேசத் தொடங்குற வார்த்தை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது தான் என்னோட பஸ்ட் இதான் இருக்கும்.
சரி, சரி. எப்படி இருக்கீங்க? சுகம் விசாரி.

இருக்குது. எடுத்துட்டாரு ஃபோன, எடுத்துட்டாரு.
சரி, அவரு ஒருவேள தெரியாம எடுத்தாரா, இல்ல நம்பர் வச்சிருந்து பாத்து மகள்தான் தெரிஞ்சு எடுத்தாரான்றதுக்காக அதக் கேட்டேன். ம்.
ஆமா. எடுத்துட்டாரு. "நம்ம எடுத்தவோன்னேயே நானு, ஹலோ சித்தப்பா எப்டி இருக்கீங்க?" அப்டின்னு கேட்டேன்.
இதுதான் அந்த 2 1/2 வருடத்திற்கு பின் பின்பாக உங்ககிட்ட உதிர்க்கப்பட்ட முதல் வார்த்தை. இல்லையா? உங்க மனசு எப்படி இருந்தது? ஒரு அவமானமா எதுவும் ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, இது என் உரிம அதெல்லாம் தப்பு கெடையாதுன்னு ஃபீல் பண்ணீங்களா? இல்ல, இப்ப எனக்கு அந்த உதவி தேவ அதனால கூப்டீங்களா?
ஆமா. ஆமா. எனக்கு ஒ இல்லைங்க, இல்லைங்க. உதவின்றதெல்லாம் கிடையாது. அது ஒரு சான்சா நான் பயன்படுத்திக்கிட்டேன். அத நம்ம ஒரு சான்சா பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம அவர்ட்ட பேசறதுக்கு.
இல்ல. எதிர் கொள்ள கேக்கிறேன். ஆமா. அதுதான் அ, ஆ, சரி. அதான் உங்க மனசுல இருக்கறத என்னான்னு தெரிஞ்சுருக்கறதுதான் அந்தக் கேள்வியக் கேட்டேன். மனச புண்படுத்துவதற்காக அல்ல. ஆ. சொல்லுங்க.
அவருடைய அவர்கிட்ட பேசறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கெடைச்சுது. அதுக்காக நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்றம் பாத்தீங்கன்னா அந்தப் பேச்சு அப்டியே தொடர்ந்துச்சு. எப்ப சித்தப்பா பஸ் வரும்? எப்படி இருக்கீங்க? பாப்பா எப்டி இருக்கறா? பையன் எப்படி இருக்கறான்? அக்கா எப்படி இருக்காங்க? அப்டியே அடிக்கிக்கிட்டே நான் போனேன். அப்றம் அவங்க அப்டியே அவரும் அதே மாரி என்னக் கேக்க ஆரம்பிச்சாரு. எப்படி இருக்காங்க எல்லாரும்? வீட்ல எப்டிம்மா இருக்கறாங்க? ஏன்ம்மா வீட்டுக்கு கிட்டயே வர்றதும்மா வர மாட்டேன்ற? என்னாச்சு, ஏதாச்சுன்னு, அவரு விசாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த பஸ் எப்போ வரும் சித்தப்பான்னு அப்டியே கேக்க ஆரம்பிச்சு, அந்த அந்த உறவ அப்டியே அங்க அன் அங்கருந்து தான் அந்த ஸ்டார்டானுச்சு ஆமா.
கெடச்சதே, ஆ. ஆ. ம்ஹம். ம்ஹம். ம்ஹம். நல்லது, ஆ. இல்லையா? திரும்பவுமாக அந்தப் பிரயாணம் தொடங்கியது. அப்டித்தானே? ஒரு பேருந்துக்காகப் போய்
ஆமா. அந்தத் தீவிரமான மோதலுக்கு பிறகுங்க, நாங்க பேச ஆரம்பிச்ச வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த முதல் முதல் அந்த சிரிச்சுக்கிட்டு, எப்படி இருக்கீங்க? அந்த ஒரு வார்த்த தான்.
ம்ஹம். ம்ஹம்.

கண்டிப்பா. ஆமா. அது முடியவே முடியாதான்.
ஆனா அவர் என்னையும் வந்து தூக்கி வாரி போட்ட மாரி பண்ணிட்டாரு. நான் அதெல்லாம் கண்டுக்கல. நாங்கல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் எப்பவும் போல, எங்களோட வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தோம்.
சரி.
இப்ப என்ன ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட ஒரு 2 ம் 2 2 1/2 வருஷமா பார்க்குமா பாத்தீங்கன்னா, நாங்க அவங்க மூஞ்சில முழிக்கறது இல்ல, அவங்க எங்கள பாக்குறது கிடையாது. எங்க வீட்டுல எது எதுனாலும் அவங்கள நாங்க கூப்பிடறது கிடையாது. அவுங்க வீட்ல எது நடந்தாலும் எங்கள அவங்க கூப்பிடறது கிடையாது. ஃபோன்ல மட்
ஓஹோ! இந்த நகையும் திரும்பி அவுங்ககிட்ட போகலை.
இல்ல போகல. ஃபோன்ல மட்டும் அப்பப்போ விசாரிச்சுப்போ நாங்க.
நீ நீங்க தான் சரி. விசாரிப்பீங்கன்னா, யார்கிட்ட விசாரிப்பீங்க? அந்தக் குடும்பத்து உறுப்பினர்.
அவங்க அம் அவங்க அம்மா அந்த இது வந்து இந்தப் பொண்ணு வந்து எங்க வீட்டுக்காரருடைய தங்கச்சி தான. அதனால அவங்க அப்பா, அம்மா கிட்ட போன் பண்ணி பேசும்போது ஒரு ஒரு வார்த்த அவங்க அண்ணன் கிட்டயும், அதே அதே மாரி என்கிட்டயும் பேசிக்கும் அவ்ளோ தான். மத்தபடி இங்க வர்றது, போறதுலாம் கிடையாது. அவங்க இங்க வர்றது இல்ல. நாங்களும் அங்க போறது இல்ல.
ஆமா ஆமா ஆமா. அவ்வளவுதான். அ அ. ஏதோ ஒரு சின்ன நூல் கம்பியில அந்த உறவு தொங்கிக்கிட்டு இருக்கு.
கரக்ட்டு. ஆமா. அது 2 பே அது எதனால நான் இங்க இருக்கிறன்றதுனாலயும், இந்தப் பொண்ணு அந்த வீட்டுல இருக்கறதுனாலயும் அந்த ஒண்ணு உறவு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு.
அ அந்த மாதிரி. ம். ஆமா ஆமா புரியுது. அதுக்குண்டான தேவையும் இருந்திருக்கு. அதனால அது தொங்கிக்கிட்டு இருக்கு. <chuckles> ஆமா. சரி புரியுதுகிறது. ஆமா.
ஆம்மா. ம். கரக்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னாச்சு? ஒரு 2 1/2 வருஷம் 2 1/2 மாச வருஷம் கழிச்சுட்டு, ஒரு அ ஒரு ம் ஒரு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு நான் ஒரு வெளியூர் பயணத்துக்குப் நா போய் ஆகணும். ஆனா அந்த பயணம் மேற்கொள்ற வாகனம், பஸ் வந்து எனக்கு எப்பன்னு தெரியல எனக்கு. இவரு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பஸ் டிப்போல வேலை பாத்துட்டு இருக்காரு.
ம்ஹூம். சரி. சரி.

அதுக்கப்புறம் இது தை இதுவந்து ஒன்னும் ஒன்னும் சரியில்ல. அதுக்கப்றமேலு, அங்க இருக்கறவங்க எல்லா சொல்லிட்டாங்க. தாய் மாமனோட தான் வந்துட்டு சீர வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அவங்க தா மால போட்டு உக்கார வைக்கணும். அப்படின்ன உடனயே அவங்க வீட்டுக்கார் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் முடியாது. இருக்கிற மாதிரி இருக்கட்டும். எல்லா ஆரம்பிச்சாச்சு. எல்லா ஆரம்பிச்சிரலாம், நல்ல நேரத்துல ஆரம்பிச்சோம். நல்லவேள அங்க இருக்கிற இந்த ஊர்க்காரங்க சொந்தம் பந்தல்லாம் விடல. இல்ல, மாமன் தா வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. ஆம்மா.
ஆமாம். ம்ஹ்ம். ம். ம். அதுதானே நம்முடைய சம்பிரதாயம் வழக்கம் இல்ல. இப்ப நீங்க நீங்க உங்க கூற்றுப்படி பார்த்தா, முன்னாடி 2 பேருக்குமே மனஸ்தபம் இருந்துருக்கும். ஆனாலும் இந்த பிரச்சனை இந்த ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கும்போது, அதையெல்லாம் தள்ளி ஒத்திப்போட்டுட்டு, ஒரு முறை மாமனா, தாய் மாமனா பெருந்தன்மையா நீங்க வந்து அவ அவங்க வீட்டுக்குப் போயிருக்கிற பொழுது அவர்கள் உங்களை ஏற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அதை அவர்கள் செய்யவில்லை. இப்ப அதனால சமுதாயமும் அதத்தான் அவங்களை வலியுறுத்துது. நீங்கப் பண்ணது தப்பு. அவங்க தான் வந்து செய்யணும்னு. அப்படித்தானே?
கண்டிப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? மறுடியும் நாங்க வரும்போது எங்க வீட்டுக்காரரு ஒரு கண்டிஷ்ன் போட்டாரு. என்ன கண்டிஷ்ன் போட்டாருனா? அந்த பொண்ணுக்கு நீங்க மறுபடியும் தண்ணி ஊத்தணும்.
ம். ம். ம். சரி. அ அப்படி அப்படி நடக்கிற வாய்ப்பு இருக்கா? பண்ணுவாங்களா அந்த மாதிரி? எனக்கு தெரியல.
அந்த பொண்ணு மறுபடியும் தண்ணி ஊத்துங்க. அந்தத் தண்ணி வந்து ஏன் இல்லங்க. நாங்க பண்ண வச்சுட்டோம். அவரு பண்ண வச்சுட்டாரு. அவருக்கு அது மனசெ ஒத்துக்கல அவருக்கு. அப்றம் நாங்க என்ன பண்னோம். நா ஆம்மா. நாங்க எடுத்துட்டு போன பாத்திரத்துல போயிட்டு தண்ணி, மஞ்ச தண்ணி வச்சு அதுல கொஞ்சம் பூவுல்லாம் போட்டு நாங்க கொஞ்சம் வேற மாதிரி ஊத்துனோம். நாங்க சல்லடல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். அதை வச்சு காசு எல்லாம் போட்டுத் தங்கமல்லாம் வச்சு ஊத்துனோன்ன, அவங்களுக்கு அது இன்னும் ரொம்போ அப்பா அ அவங்க அவங்களுடய சொந்த பந்தர்கல்லாம் ஒரு மன நிறைவா ஆயிடுச்சு. அத பாத்தோன்ன.
ம்ஹ்ம். சரி அதை அதை வந்து ஒரு விளையாட்டாக மாற்றியாச்சு. ஆமா. ம்ஹ்ம். சரி, ஒரு புரியுது. எனக்கு ஒரு சின்ன ஐயம். என்னன்னா, மொதல்ல தண்ணி ஊத்துனாங்கன்னு சொன்னீங்கள்ல. அது வேற யாராவது மாமன் முறையை வைத்து செஞ்சாங்களா? இல்ல இவங்களே சாதாரணமா அப்டி ஊத்தி வேலயை முடிச்சுகிட்டாங்களா?
ம் இல்ல இல்ல, அவங்க அத்தைய அவங்க அத்தைய வச்சு தான் ஊத்துனாங்க. அந்த பொண்ணு கூட அத்த இருக்குமல ஆமா. அதாவது அவங்க அந்த நாத்தனார் வீட்டுக்காரரோடய அக்கா.
அ இன்னொரு அத்தை ஊத்து அதாவது அ ஆ. அப்பா, தங்கை. ஓ அந்த மாதிரி வருகிறது. சரி. ம். ம், ம், ம்.
ம். ஆக மொத்தம் அந்த உரிம எங்களுக்குத்தா வரணும்னுட்டு நாங்க ச சண்ட போட்டு வாங்கி எல்லா பண்ணிட்டோங்க. நாங்க தண்ணி ஊத்தி, அந்த பொண்ணுக்கு ப புடவ கட்டிட்டு, அங்க மனை அந்த இதுல உக்கார வைக்கும்போது அவுங்க அப்பா அங்க இல்ல. அவுங்க அப்பா கோச்சுட்டு போயிட்டாரு.

ஓஹோ. ம். இருக்கா?
ம், நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நகை எங்க வீட்டுக்கு வந்துருச்சு.
துக்ககரமான விஷயமா இருக்குதே. இவ்ளோ இறங்கி போயி அவள நம்ம ப முறைய விட்டு குடுக்கக்கூடாது, உறவ விட்டு குடுக்கக்கூடாதுன்னு நீங்க செய்யறீங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் பந்து செவுத்துல அடிச்ச மாரி திரும்பி திரும்பில வருது. <chuckles>
ஆமா. அதேதாங்க. வந்துட்டேதான் இருந்துச்சு. நாங்க அப்பறம் கண்டுக்கல. அதுக்கப்பறம் நாங்க முடிச்சுக்கிட்டோம். முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்பறமேல இந்த உறவு வேண்டாம் அப்டின்டு.
சரி.
இந்த மாரி ஒரு பெரிய ஒரு பிரச்சன வந்துச்சு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு பாத்தீங்கன்னா
இல்ல, நீங்க சாப்படாம வந்ததுனால அந்த நகை திரும்பி வந்துதா? இல்ல உள் மனசுல இருந்த பகை காரணமாகத்தான் அந்த நகை திரும்பி வந்ததா?
அதாங்க உள் மனசுல இருக்கக்கூடிய பகைனாலதாங்க. சாப்பாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்?
சரி. ச இல்ல ஒருவேள நம்ம சாப்ட் நம்ம போனவங்க சாப்படாம கோச்சுட்டு வந்துடாங்கன்னு அவங்க நினைக்குறேன்.
இல்ல இல்லல்ல. அதெல்லாம் அவங்க பாக்குற அளவுக்குலாம் ஒண்ணுங் கிடையாது. அங்க சாப்டாங்களா இல்லையான்னுலாம் அவங்க பாக்கல.
சரி, சரி. அ. புரியுது. அ.
அந்த நக வந்துருச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு அந்த நக வந்துடனே பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்டோம். சரின்னு சொல்லிட்டு எடுத்து உள்ள வச்சுட்டு நாங்க பாட்டுக்கு எங்க இருக்கிற வேலைகல நாங்க பாக்க ஆரம்பிச்சிட்டோம்.
ம். புரிது.
இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனன்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்தப் பொண்ணோடய அப்பா இருக்காரு இல்லையா? அவரு வந்து எனக்கு சித்தப்பா. அதாவது நாங்க எல்லாம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டோம். அந்த மாரி வகனு வச்சுக்கோங்களேன்.
ஆமாம். ஆமா. ஒமா. ஒருத்தருக்கொருத்தர் உறவுகள்தான். அ. ஆ. அப்ப அப்டி கோவச்சுக்கிட்டு
ஆமா. எல்லா எந் எந்த பக்கம். இந்த பக்கம் ஒரு அறவிட்டா அந்த பக்கம் வலிக்கும். அந்தப் பக்கம் ஒரு அறவிட்டா இந்தாண்ட வலிக்கும். அந்த மாரி ஒரு கத.
புரியுது. அத இந்த பக்கம். அதாது கோவச்சுக்கிட்டு முருக்கிக்கிட்டு திரிஞ்சவரு உங்க சித்தப்பா.
ஆமா. கரெக்ட்டு.
அது சரி. அ. அ. சொல்லுங்க. அ.
இப்ப என்ன என்னால அவர பகைச்சுக்கவும் முடியாது.
ம், ம், ம்.
ஏன்னா, எங்க சொந்த சித்தப்பா அவரு. இவரு பகைச்சிக்கலாம். ஆனா என்னால அவர பகைச்சுக்கவே முடியாது.
ம், ம்.